இப்போ அது வந்து இப்ப நீங்க சமையல் பத்திலாம் சொன்னீங்கல்ல? அது உங்களுக்கு எப்படி சமையல் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுமா? இல்ல நம்ப என்ன பண்ணணுன்றது, நம்பளே நமக்கான லிமிட்ட வந்து அதுல வந்து செட் பண்ணிக்கணுமா? ஒரு டார்கெட்ட?
ம்ஹ்ம். அ. அ அதுதான். இதுல வந்து இப்போ நான் சமையல் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா, ய நான் சொன்னது வந்து டீஃபால்டா இல்ல இல்லையா? இது நானா உருவாக்கிக்கிறேன். ஆனா இந்த சமையல்ன்னு ஒரு ஒரு இத வந்து உருவாக்கிட்டு உள்ள போனீங்கன்னா, 21 நாட்களுக்கு ஒரு அ ஒரு வட்ட ஒரு ஆப்ஷன் மாதிரி காட்டும். முதல் நாள நான் அ கிளிக் செய்து உள்ள போணும். ஏன்னா, அவங்க <tsk> சமையல் குறிப்போ, அந்த மாரி எதுவும் குடுத்துருக்க மாட்டாங்க. அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்? முதல் நாள்ல இத வந்து நீங்க செய்து முடிச்சிருக்கணும். இதுலருந்து எ
ஆ. ஆமா. சரி. ஆ. ஆ. அதாவது, இன்னைக்கு என்ன சமையல் பண்ணணும்? இன்னைக்கு அது வந்து பண்ணிட்டீங்களா? இல்லையா? அந்த மாதிரி வந்து, நீங்க வந்து போடுவீங்க இல்லையா? நம்பள நம்பளே மானிட்டர் பண்ணிக்கிற மாதிரி.

நீங்க என்ன டாஸ்க் செய்யணும்னு மட்டும் தான் காட்டும். அதை செஞ்சு முடிச்சுட்டீங்கன்னா. உங்களுக்கு ஒரு ஒரு ஆப்ஷன் மாதிரி காட்டும். இத செய்து முடிச்சுட்டீங்க. இன்னைக்கான, ஒரு அ பரிசோ, அ இன்னைக்கு நீங்க எடுத் அ சேர்த்து வச்ச இதுவோ இவ்ளோன்னு காட்டும். இது நீங்க ஒரு
அ. சரி. இது நீங்க உபயோகப்படுத்த முடியுமா? இப்ப நீங்க சேர்த்து வச்ச இந்த தங்க நாணயங்கள்ல? இல்ல அது சும்மா உங்களுக்காக ஒரு ஊக்குவிப்பதற்காக குடுக்குறதா? இப்ப இந்த குழந்தைங்கக்கெல்லாம் குடுத்து இது பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரியா?
ஆ. ம். அ இல்ல இல்ல. அ இத வந்து அந்த செயலியிலயும் பயன்படுத்தலாம். ஆ ஒரு அ ஒரு நாளைக்கு 2டோ, இல்ல 3ணோ கிடைக்கும்னு நினைக்கிறேன். இத நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வரீங்க அப்படின்னா, அ 7வது நாள் உங்களுக்கு, அ அ எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் கிடைக்கும். இத வச்சு அந்த அ செயலியில நம்ம ஆ முகத்த வந்து எப்படி மாற்றிமைக்கிறது? ஒரு அப்கிரேட் பண்ற மாதிரி, ஒரு சின்ன விளையாட்டு மாரியும் வச்சிருப்பாங்க.
சரி. சரி. சிறப்பு. ஆமா. அ. செரி.
அப்புறம் அதுல வந்து அ கட்டுரைகள் மாரி எழுதியிருப்பாங்க அந்த செயலியிலே. அதுக்கும் இதை பயன்படுத்தலாம்.
சிறப்பு. இப்போ நீங்க இந்த செயலி மட்டும் தான் வச்சிருக்கீங்களா? அத தாண்டி வேற என்ன செயலிலாம் வச்சிருக்கீங்க? உங்க நாள வந்து, ரொம்ப உபயோகரமா வந்து மாத்துறதுக்காக, இல்ல உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்த வந்து ஏற்படுத்துறதுக்காக இத நான் பதிவிறக்கம் பண்ணினேன். அதுல வந்து நான் நெறைய மாற்றம் வந்து கண்டேன். அது ஒரு வேலையோ, இல்ல ஏதோ ஒண்ணு? வேற என்ன செயலி வச்சிருக்கீங்க?
ம். ம். ம்ஹ்ம். ஆ. அ இன்னொரு செயலி என்னன்னா, எ இது பெருசா அ நம்ம புரொடக்டிவிட்டிக்கு அப்படிங்கிறதுக்காக கிடையாது. அ நோட்ஸ் செயலி இருக்கு இல்லையா? நம்ம ஒரு இதை எழுதி வச்சுக்குவோம்ல. நம்ம.
ம். சரி. ஆ. ஆமா. அதாவது, பேப்பர் எடுத்து, பேனா எடுத்து அதை காத்துல பறக்க விடாம, தொலைபேசியிலேயே வந்து வச்சுக்கலாம் இல்லையா? <laughs> ஆ. ஆனா, ஒரு சிலர் அதை போய் திரும்ப, திரும்ப பார்க்க மாட்டாங்க இல்லையா? நீங்க அப்பப்போ போய் பார்ப்பீங்களா அத?
ஆ. அதே தான். அதே தான். அதே இதுதான். ஆஹ. ஏன்னா, எல்லாமே நம்ம அதுல தானே எழுதி வைக்கிறோம். ஒரு கடவுச்சொல்லா இருக்கட்டும். நம்ம வந்து இது ஒரு மளிகை கடைக்கு போறோம். ஜாமா எழுதுறதுனா கூட நம்ம அதுல தான் எழுதுறோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. யாரும் சிட்டைய போய் குடுக்கறதில்ல. அ நான் இந்த ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். இந்த என் நோட் செயலியில வச்சிருக்கேன்னு தான் காட்டுறாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால அடிக்கடி பார்க்கக்கூடிய சூழ்நிலை.
ம். ஆ. ஆ. <laughs> ம். ம். சரி. செரி, சிறப்பு. இப்போ! உங்களுக்கு குடும்ப நேரம், குடும்ப வேலைகள், இல்ல வேலைக்கு போற நேரம், இந்த மாரி நெறைய விஷயம் ஒரு நாள்ல வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த நாட்கள்ல இதுக்காக எப்படி நீங்க வந்து நேரம் ஒதுக்குவீங்க? இல்ல, நீங்க ஆரம்பிக்கும்போதே இந்த உங்க தொலைபேசில இந்த செயலிகள் எல்லாம் வந்து நீங்க செட் பண்ணிட்டு, அந்த மாரி தான் உங்க நாள் ஆரம்பிப்பீங்களா? இல்ல இடையில, இடையில நேரம் கிடைக்கும்போது இது பண்ணுவீங்களா?
ம்ஹ்ம்.

ஆ, அப்படி முழுமையா சொல்லிட முடியாது. என்ன சமையல் பண்ணணும்ங்கிற அந்த இதுவரைக்கும் அது கொடுக்காது. என்ன மாதிரியான வேலைகள்ல இருந்து இப்ப நீங்க சமையல் கலை, அ கத்துக்கிறதுதான். சம் அ, ஒரு சமையல் கழு கலையில ஒரு வல்லுநரா ஒண்ணுமே இல்லாததுல இருந்து 21 நாளுக்கு அப்புறம் நீங்க என்ன மாரி மாறப் போறீங்க அப்படிங்கிறதுதான் இருக்கும். அது சமையல் குறிப்பைத் தவிர, நீங்க இப்ப காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு வந்து ஒரு காய்கறியை வெட்டுறதுல இருந்து, அ தொடங்குங்க. அ. அதுக்கப்புறம் ஒரு சின்னச் சின்ன இதுல இருந்து தொடங்குங்க. அ. அதாவது உப்பு சரியா போடுறதுல இருந்து, புது விஷயம், இப்போ ஒரு நம்ம முட்டை சமைக்கிறதுக்கும் ஒரு பெரிய அசைவம் சமைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. பெரிய அசைவம் ஒரு விருந்தாச் சமைக்கிறது வந்து 21-வது நாள் முடிவுல இருக்கும்.
சரிங்க. ம். சரி. ம். அ. அ. அ. கண்டிப்பா. கண்டிப்பா.
முதல் நாள் வந்து காய்கறி வெட்டுறதோ அந்த மாதிரியான இதை வந்து உங்களைச் செய்து முடிக்கச் சொல்லும். செய்து முடிச்ச உடனே ஆ, ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி கிடைக்கும். அதனால மீண்டும் மீண்டும் உங்களுக்குச் செய்யத் தூண்டும்.
ஓ! அந்த மாதிரி. சரி. நீங்க, இதை வந்து உங்க சமையலுக்காக மட்டும் தான் பயன்படுத்துறீங்களா? இல்லை உங்களோட அன்றாட வேலைகள், அதாவது நீங்க இப்ப பணிக்குப் போறீங்கன்னா பணிக்கு, இல்லை வீட்டு வேலைகளை வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துப் பண்ணணுங்கிற அந்த மாதிரி ரிமைண்டர்ஸும் அதுல வந்து போட்டு வெச்சுப்பீங்களா? இல்லை அது எப்படி அது?
ம். ம்ஹ்ம். ஆ, நான் வந்து அ. எனக்குப் பர்சனலா சமையலுக்காக நான் பயன்படுத்தினது இல்ல. அ. இதுக்கு முன்னாடி தியானப் பயிற்சி மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்க பண்ணோம்.
சரி. ஆ.
அ. தியானப் பயிற்சி என்னால ஒரு வாரத்துக்கு மேல பண்ண முடியலை. ஆனா இதுல அ. நமக்கான ஒரு பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்து அது ஊக்குவிக்கும். நீங்க முதல் நாள் நல்லாப் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இந்த 2 நாணயம் தங்க நாணயம் மாதிரி வரும். அ ஆமா, அதெல்லாம் பார்க்க நல்ல விறுவிறுப்பாதான் இருந்தது.
சரி. ஓ! <laughs> ஓ. அந்த விர்ச்சுவல் தங்க நாணயத்துக்காகவே நீங்க வந்து அந்தத் தியானம் பண்ணணும்னு நினைப்பீங்க இல்லையா? <laughs>
<laughs> நானும், ஒரு ஊக்குவிக்கிற ஒரு இது மாதிரிதான் இருந்தது. அப்புறம் இதுக்கு நானும் என் நண்பரும் சேர்ந்து இதைப் பயன்படுத்தினோம். அ. முன்னாடி வேலை பார்க்கிற இடத்துல எனக்கு ஒரு நல்ல நண்பர் இருந்தாங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி <tsk> நம்மளை எப்படி அ. ஒரு இப்போ இருக்கிற ஸ்டேஜை விட உயர்த்திக்கிறது, எப்படி முன்னேறதுங்கிற மாதிரியான ஒரு பாணியில யோசிப்பாங்க. நமக்கே அந்தச் சிந்தனை எப்பயாதான் வரும், "சரி நமக்கு ஒரு நண்பர் கிடைச்சிட்டாரப்பா" அப்படிங்கிறதுல அவரும் அந்தச் செயலியை வந்து பதிவிறக்கம் செஞ்சாரு. அ.
சரி. <laughs> அ. அ. சரி. இப்போ நீங்க சொன்ன இந்தச் செயலில வந்து அ. நேரம் நீங்க எவ்வளவு வந்து உபயோகப்படுத்தி இருக்கீங்க, அந்த நாள்ல இந்த வேலைக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் அது வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிக் காட்டுமா இல்லையா?
ம்ஹ்ம். ம். ம். ஆ. நேரம் வந்து காட்டாது. அ. அந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டான ஒரு செயலின்னு சொல்லமாட்டேன். ஆ. இது வந்து அன்னன்னைக்கான ஒரு
சரி. சரி.

இப்போ, வளர்ந்து வர்ற காலகட்டத்துல இப்ப எல்லார்கிட்டயுமே பாத்தீங்கன்னா, தொலைபேசின்னு ஒண்ணு இருக்கு. அதுல நெறைய விதமான ஒரு ஆப்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. இல்லையா? அதுல உங்களுக்கு உதவுன ஒரு சில ஆப் பத்தி சொல்ல முடியுமா?
ஓ. கண்டிப் ஓ. கண்டிப்பா. அ இப்ப, நீங்க சொன்ன மாதிரி அ வளந்து வர்ற காலகட்டங்கள்ல எல்லாத்துக்கிட்டயும் தான் அ செயலி, அ செல்ஃபோன் இருக்கு. அதுல நெறைய செயலி இருக்கு. ஆனா, ஆ. எப்பவுமே அத வந்து வளர்ச்சிக்காக தான் பயன்படுத்துறோம் அப்படின்னா, இப்ப அது இன்றியமையாத ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. ஆனா, அத நம்ம எப்படி, ஆ அதுல ஒரு நல்ல செயலிகள் வச்சுட்டு அ கொண்டு போறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு, இல்லையா? நான் ஒரு வச்சிருக்கேன். மொதல்ல சொல்லணும் அப்டின்னா, இருவத்தி ஒரு நாட்கள் அப்படின்னு ஒரு செயலி இருக்கு. இது
ம். கண்டிப்பா. ம். கண்டிப்பா. ம். கண்டிப்பா. ம். அந்த சையலி பேரு? அதுவே, 21 நாட்கள் தான்.
இரு ஆ 21 நாட்கள் ஆங்கிலத்துல 21 டேஸ் அப்டின்னு இருக்கும்.
சிறப்பு.

ஆ. இதுக்கு வந்து 2 மாதிரியான இது இருக்கு. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா 21 நாட்கள். அது வந்து நேரம் கிடைக்கும்போது தான் நம்ம அ பண்ண முடியும். அ நம்ம வேலைக்கல்லாம் போறோம். ஆ கொல்லி கொல்லி கொரிக்கு போறோனா, இடையில பாக்க முடியாது இல்லையா? அதனால, அந்த நாள் முடிவுல. ஓ! இன்னைக்கான ஒரு இந்த அ டாஸ்க் இருக்கு இல்லையா? இது முடிக்கணும் அப்படின்ற மாரியான ஒரு அப்ரோச் தான் பண்ணணும். 2 வது நோட்ஸ் சொன்னேன்ல. ஆ, ஆ நோட்ஸ்ல வந்து நமக்கு அப்பப்போ என்னென்ன ஞாபகம் வருதோ அதெல்லாம் எழுதி வச்சுடணும். <tsk> நம்ம இதுக்காக ஒரு நேரம் செலவழிக்கிறோன்னா, அப்புறம் யோசிப்போம் ஐயோ! இந்த செயலிக்கு எதோ ஒண்ணு எழுத நெனைச்சோமேங்கற மாதிரியான ஆயிடும். அதனால அது, செயலிக்கு செயலி மாறுமோ அப்படின்னு தோணது.
ம். ம். ம். ஆமா. ஆ. அதாவது, ஆ சொல்லுங்க. சரி. ஆ. ஆமா, கண்டிப்பா. சரி, சரி. இப்போ ஒ இப்போ நெறைய பேர் பாத்தீங்கன்னா, நறைய நேரம் வந்து தொலைபேசில வந்து நேரத்த வந்து கழிப்பாங்க. தேவையில்லாத ஒரு சில ஆப் சோஷியல் மீடியா அந்த மாரி விஷயத்துல வந்து கழிப்பாங்க. இந்த மாதிரி நீங்க கொஞ்ச நேரம் அதிகமா பாக்கும்போது, உங்க குடும்பத்தில வந்து ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? ரொம்ப நேரம் நீங்க வந்து உபயோகப்படுத்துறீங்க, அப்டின்ற மாதிரி. அப்போ நீங்க வந்து இல்ல நான் வந்து இது வந்து உபயகரமா நான் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்றேன். அப்டின்னு அவங்களுக்கும் நீங்க வந்து, இதெல்லாம் பகிர்ந்து அறிவுறுத்தியிருக்கீங்களா? இத பத்தி.
ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆ கண்டிப்பா. நம்ம பெற்றோரோடு வாழும்போது கண்டிப்பா, நீங்க சொன்ன அ அந்த சூழ்நிலைக்கு உள்ளக்க தான் படுறோம். நம்ம வேலையே செஞ்சாலும் நம்மள வந்து ஒரு சின்ன குழந்தைங்க மாதிரி தான் இப்பவும் நம்மள பாக்கறதுன்டு. இல்லையா? எப்போமே.
ஆ. ம். கண்டிப்பா. எவ்ளோ வளர்ந்தாலும் பெற்றோர்களுக்கு வந்து குழந்தைங்க வந்து குழந்தைங்க தான் இல்லையா?
அதேதான். அதேதான் நடக்கும். நமக்கு அதனால அ கைபேசியிலயோ, இல்ல மடிக்கணினியிலயோ உட்கார்ந்துருக்கப்போ, நமக்கு வேலை அதுல தான்னு அவங்களுக்கும் தெரியும். இதையே பாத்துட்டுருக்கணுமாங்கற மா மாதிரியான, ஒரு அக்கறையில தான் சொல்லுவாங்க அவங்களும். அப்புறம் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள, இல்ல இப்படி சரி கண்ணு போயிடும்ப்பா ஏற்கனவே நம்ம வந்து கண்ணாடி போட்டுருக்கோம். அ கொஞ்சம் வந்து, ஒரு அ ஒரு டீம் பாக்கறது இத தவிர்த்துட்டு, அ. மத்த இத பண்ண சொல்லி தான் இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் பாக்கக்கூடாது. பாத்தா அ கண்ணு போயிடும், காது போயிடும். குழந்தைகளுக்கு அறிவுறுத்துற மாதிரியா தான் நமக்கும் போகுது. அவங்களுக்கு புரியா வைக்கிறது இன்னமும் கஷ்டம் தான்.
ஆ, சொல்லுங்க. ஆ. ஆ. ஆ. ஆ. ஆ. சரி. ஆமா. கண்டிப்பா. நீங்க பொதுவா இந்த மாதிரி, அ ஆப்ஸ்ல வந்து எவ்ளோ நேரம் வந்து செலவிடுவீங்கங்க? ஒரு நாளைக்கு.
ம்ஹ்ம். ஆ சொன்ன மாதிரி அந்த முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு பழக்கத்த உருவாக்குறதுக்கு. அந்த செயலியில வந்து, அ இந்த அ டாஸ்க் நம்ம முடிக்கிற வரைக்கும், அந்த செயலியில அ, அ ஈடுபடுற மாதிரி தான் இருக்கும். அ சொன்ன மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்க பொறுத்தது. இப்போ நான் சமைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வந்து. நான் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அ குறையாம தான் பண்ண வேண்டியதா இருக்கு.
சரி. சரி. கண்டிப்பா.